ஆ கண்டிப்பாங்க. "நான் வந்து 9ம் வகுப்பு படிக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க பள்ளியில வந்து ஒரு புது மாணவி வந்து சேந்தாங்க. அ அங்கே வந்து, என்னோட பக்கத்து பெஞ்ச்சில தான் அவங்களுக்கும் கிடைச்சது, உக்கார வச்சுட்டாங்க. அதனால சரி புதுசா வந்திருக்காங்களே, நம்ம பேசுவோம், என்ன அப்டின்லாம் பேசிகிட்டுருந்தேன்." அப்போ பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அதாவது அவுங்க நல்லா பயங்கரமா படிப்பாங்க. அ அளவா தான் பேசுவாங்க யார்கிட்டேயும் நெறையா வந்து அ காட்டிக்க மாட்டாங்க
ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி. ஓஹோ. ஓஹோ. ம்ஹ்ம், ம். ம்ஹ்ம். ஓ கொஞ்சம் வந்து, ரிசர்வ்ட் டைப் புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியா? நெறைய படிக்கிறவங்கலாம் அப்படிதான் இருப்பாங்க போல! <laughs> அ.
ஆ ஆமா கொஞ்சம் கூச்ச சுபாவம் ஆமா ஆமா. ஆமா. அதனால சரி அவங்க ப்ப நான் பேச பயப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு, சரி நானும் போய் அவங்க கிட்ட ந பழகணும், நட்பாகணும், உங்களுக்கு சொல்லி தரலாம். இப்போ இது புதுசா வேற வந்திருக்காங்களா, சரி நாம இத்தன நாளா இந்த பள்ளியில இருக்கோம். இது இதுதான் சொல்லலாம்ன்லாம் நான் போய் எப்பயும் போல, நல்லா, "நான் கொஞ்சம் வாய் அடிக்கிற ம் நல்லா வாய் பேசுற ஆளு தான். அதனால போயி அந்த மாரி பேசிகிட்டுருந்தேன்." அப்போ பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் போக போக எப்படி ஆயிடுச்சுன்னா, அ "அந்த பொண்ணு வந்துட்டு, கொஞ்சம் ஒரு மாரி அ எதுக்குமே பங்கிட மாட்டா. எதுக்குமே வரமாட்டா அதாவது, விளையாட்டு எடத்துல போனா கூட படிச்சுக்கிட்டே இருப்பா." அ இந்த பிடி பீரியட்லாம் சொல்றாங்கள்ல நாங்கலாம் போய் மைதானத்தில நல்லா விளையாண்ட்டு, இதுப்பண்ணும்போது, அவ வந்து "வரமாட்டேன்" அப்டிங்கிற மாரி சொல்லிருவா. அப்புறம் வந்து ஆ, அ <chuckles> ஆமாங்க. அப்படி தான். அப்புறம் வந்து சாப்பிடறதுக்கெல்லாம் அங்க போவோம். அங்கே உள்ளயே வந்து கொஞ்சம் இந்த சிப்ஸு இதெல்லாம் வந்து விப்பாங்க. பிஸ்கெட்டு அப்டின்ட்டுலாம். அதுமாரி அப்பப்போ நாங்க, சாயங்கால நேரம் ஆயிட்டா வந்து, நான் என் தோழிகள் எல்லாம் அப்படியே கும்பலா நாங்க போய் சாப்பிட போயிருவோம். அப்போலாம் வந்து அவ வந்துட்டு, எனக்கு அது வேண்டாம். நான் வரமாட்டேன். அப்படிங்கிற மாரி சொல்லிருவா. இது கொஞ்ச நாள் போக போக எப்டி ஆயிடுச்சுன்னா, இவ என்ன கஞ்ச பிசுனறித்தனமா, எதுக்கும் செலவும் செய்ய மாட்டேங்கிறா, அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு வர ஆரம்பிச்சுருச்சு. எல்லாரும் சேந்து, நானும் அப்ப சின்ன வயசுல எனக்கும் அது ஒண்ணுமே தெரியாதுங்களா, ஸோ ஓ எல்லாரும் சொல்றாங்க சரி ஆமா, அவ கஞ்ச பிசுனாரி தான் போல! இப்டிதான் போல, அப்டின்னு கொஞ்சம் அப்படியே பேச்சு தள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுருச்சு. அது கொஞ்ச
ம்ஹ்ம். ஆ <laughs> புரியுது, அ. ம்ஹ்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ம். இந்த புத்தக புழுன்னு சொல்வாங்கள்ல அந்த மாதிரியா? <laughs> அ. ம்ஹ்ம். சரி. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஒ. ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். ஓ! ஏன்னா நம்ம, எவ்வளோதான் போய் அவங்கள்ட்ட பேசும் பேசும் முயற்சி செய்யும்போதும், அவுங்க நமக்கு ஒரு மதிப்பு குடுக்காம, நம்மளை அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி வந்து அவுங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, அப்புறம், அது பேச்சு குறைய தானே செய்யும்! அது மனித இயல்பு தானே?
ம். ம். ம். ஆமா, கண்டிப்பா. எல்லாரும் வேற சொல்றாங்கன்ன, ஓ! எல்லாரும் செய்றது தான் சரின்னு நம்ம அந்த காலத்தி சின்ன வயசுல நெனைப்போம் இல்லையா? அப்டியே சரி. ஆ.
நிச்சயமா அந்த மெச்சூரிட்டி வந்து, அந்த பள்ளி நமக்கு நிச்சயமா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்களோ ஆமா, அது சரியா தான் இருக்கும் போல! அப்டின்னு தான் நெனைக்க தோணும்.
ஆமாங்க.